கண்டிப்பா. ஏன்னா, நாங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போகும்பொழுது, இந்த தயிர் சாதத்தையும் அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணிக் கொடுக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, "டேய்! வெஜிடேரியன். நீங்க ரொம்ப அலப்பர பண்ணுறீங்கடா" அப்படின்ட்டு. அவ்ளோ டெக்கரேஷன்! எந்த அளவுக்குன்னா, மாதுள போட்டு, அது மேலே ஒரு கிரீம்லாம் இது பண்ணி, அந்த ஒரு ஃபில் ஃபில்லான ஒரு பவுல் வந்து நான் பார்த்தேன். என்னடா இது! வெஜிடேரியனில பூந்து விளாசுறீங்க? நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு அவங்க கலர் பவுடர் போடுறாங்கன்னா, நம்ம கையால சாப்பிட்டா அந்த கையிலயே வந்து பார்த்திங்கன்னா, கலர் நல்லாவே தெரியுது. அந்த மஞ்சள் கலர்ல ஆ இருக்கட்டும், ஆரஞ்சு கலரா இருக்கட்டும்.
ஹா. கண்டிப்பா. அதே மாரி, இந்த பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் அதிகமா பயன்படுத்துறாங்க, பட்டர் பயன்படுத்துறாங்க, ம் வந்து எல்லாத்துலயும் பன்னீர் போடுறாங்க.
ஐயோ, ஆமாங்க! ரொம்பவே! நிச்சயமா, அந்த பன்னீர் போட்டாக் கூட பரவாயில்ல. எனக்கு அந்த லெசின்ற ஒரு விஷயம் புடிக்கவே புடிக்காது. அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வித விதமான லெசில்லாம் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இந்த யஹ்
அது லசி புடிக்காதா உங்களுக்கு? தகி பூரி சாப்பிடுவீங்களா என்ன? மாட்டீங்களா?
தெய்பூரி அ தெய்பூரி. அந்த ப இது போட்டு குடுப்பாங்களே, தயிரு போட்டு தருவாங்களே?
ஆமா, ஆமா.
ஆஹா.
அப்படின்னா, உங்களுக்கு தயிரும், இனிப்பும் சேர்ந்தா புடிக்காது போல. நமக்கெல்லாம் மசாலா மோர் தாங்க. என்ன இருந்தாலும் மசாலா மோர் இந்த லஸ் லசியா அடிச்சிக்க முடியுமா?
சுத்தமா புடிக்காது. க எனக்கு வந்து அந்த லெஸ்ஸிலேயே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நெறைய விதம் இருக்கு, கலர் கலரா குடுக்குறானுங்க! "என்னடா இது?" அப்பல்லாம் வந்து எனக்கு நார்த் இந்தியாவில போனா அ அந்த கலர் கலரான லெஸ்ஸிலாம் பாக்கலாம், வித்தியாச வித்தியாசமா குல்ஃபி பாக்கலாம், பாக்கெல்லாம் குல்ஃபிலா இருக்கும், வெத்தல குல்ஃபி இருக்கும். என்னடா இத நீங்க பண்ணுறீங்க? அது போல, அந்த உணவு வந்து ஆனா உண்மைய சொல்லணும்னா, அது வெஜிடேரியன் சூப்பரா இருந்ததுங்க. நாங்க போனோம் ஒரு 4,5 ரெஸ்டாரண்ட்டில போய் சாப்பிட்டோம். காரம் கொஞ்சம் தூக்கலா இருந்தாலும், ஆனா ஆமா, சூப்பரா இருந்தது.
அப்படி. ஆமா. ம். ம். தால்சாவலா இருக்கட்டும். எல்லா வகையான ப பருப்பையும் அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த பல்சஸ் வகையில வர்ற எல்லாம்.
ஆமா, எனக்கு ரொம்பவே புடிச்சிச்சு! ஆலு பரோட்டா, செம்ம! எக்ஸ்ட்ரார்டினரி.
நம்ம ஊருல சாப்பிடுறதெல்லாம் ஆலு பராத்தவே இல்ல தானே? அது மாரி.
இல்ல, நம்ம ஊர்ல சாப்பிடதுலாம் அது ஆலு பரோட்டவே கிடையாது! அவங்க செய்றாங்க பாருங்களேன்! ஒரு ஃபில்லிங்கா ஸ்வீட்டா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுக்க வெல்லமும், அந்த நெய்ய அதெல்லாம் ஊத்தி குடுக்கும்போது, "ஏய், யார்டா நீங்க! இப்படிலாம் சாப்பிடுறீங்க?" எனக்கு சிம்லாவில சாப்பிடும்போதுதான் அந்த இதோட நினைவு செம்மையா இருந்தது! இப்போ இருக்க அந்த டேஸ்ட்டு, எனக்கு வந்து என்னோட அப்பா வந்து அந்த சுவைக்காகவே வந்து "அந்த இடத்துக்கு போலாம்" அப்படின்ட்டு அடிக்கடி கூப்பிட்டுகிட்டே இருப்பாரு. <chuckles>
ம்.

அதுல வந்து பார்த்திங்கன்னா, அவங்க பேசி இது பண்ணுறதா இருக்கட்டும், நாங்க பேசி அதுல காமிக்கிறதா இருக்கட்டும், அவங்க புரிஞ்சத வந்து எங்ககிட்ட சொல்றதா இருக்கட்டும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா, யூடியூப் வந்து வச்சுருக்காங்க. முகநூலுல வந்து பார்த்திங்கன்னா, இந்த பதிவுலாம் போடுறதா இருக்கட்டும், அதுல வந்து எங்களோட மூஞ்சிலா வந்து, நாங்கலாம் வந்து ஹாய் அப்டின்ட்டு நாங்க தமிழ்ல பேசிலாம் வந்து இது பண்ணியிருப்போம். எங்களுக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இந்த உடல் மொழின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே புரிஞ்சாச்சு புரிய ஆரம்பிச்சிது. ஏன்னா, நம்ம குரங்குல இருந்து தான மனுஷன் வரும்போது, அந்த ம குரங்குக்கு ஏத்த ஒரு குணம் இருக்கும் பாத்தியா!
சரி. ஆமா, ஆ அதுவும் இல்லாம, அ நீங்க ஏதாவது இந்த ஹிந்தி படங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கனா, அதிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் வந்து புரியதான செய்யும்.
ஆ, அதை விட ஹைலைட்டே என்னன்னா, அவங்களுக்கு வந்து என்னோட அண்ணன் வந்து என்ன கேட்டாங்கன்னா, உங்களோட அதாவது நீங்க எந்த ஆக்டர் புடிக்கும்? விச் ஆக்டர் யூ லைக்? அப்படின்ட்டு கேட்கும்போது, அவரு வந்து பாத்திங்கன்னா, அந்த <tsk> நிறைய ஹிந்தி பா இதுவெல்லாம் சொல்லும்போது, நாங்க வந்து சொன்னது என்னா, "சென்னை எக்ஸ்பிரஸ்".
ஆ, இந்த இது பாத்திருக்கேன்.
ஷாருக்கான், சல்மான்கான். ஆமா எ நம்பளுக்கு தெரிஞ்சது அதுதானே! அப்படின்னும்போது, அதுக்கப்புறம் அந்த ஹிந்தி சாங்ஸ்ல இருந்து தும்கிவா அந்த சாங்ஸ் தேரேலியே அந்த சாங்ஸ்ஸா இருக்கட்டும், சின்ன தில்பர் சாங்ஸ் இருக்கும், அது போல பாடு ப காமிக்கும்போது, அவுங்க வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு செட் ஆயிட்டாங்க ஃவைபா. அதுக்கு அவங்க ஹிந்தில பேசுறதரு ஆ ஹிந்திலா நல்லா கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹிந்தி சீரியல் நாகினி சீரியல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நாங்க பார்த்ததா சொல்லியிருந்தோம். அந்த மௌனி ராய் அவங்க ஆக்டர் பார்த்தினா, மௌனி ஆ மௌனி ராய்! அப்படின்ட்டு சொல்லிட்டு, அவங்களோட ஃபோட்டோ காமிக்கறதா இருக்கட்டும். இந்த புகைப்படம் காமிக்கறதா இருக்கட்டும். என்னோட அண்ணா வந்து பார்த்திங்கன்னா, இந்த சினிஃபீல்டுல இருக்காங்க.
அப்படின்னு. அ. <groans> ஆமா. ஆ, ஓ, இவங்க வந்து கொஞ்சம் ஹிந்தில்லாம் கேட்கிறாங்க போல அப்படின்னு. ம் ஆ.